ஏன் அது வந்து உங்களுக்கு உபயோகப்படுத்தணும்ன்னு தோணல?
அது அவுங்க இருந்த முடிய, அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது. அவுங்க போனதுக்கப்புறம் வந்து அதுவும் முக்கியமான விஷயந்தான். அது அவுங்கள ஞாபகப்படுத்துது, ஒவ்வொரு டைம் அத எடுக்கறப்ப.
ஆ, சரி.
அதுனால அது அந்த நினைவுகளே ஏன்னா, அதுக்கு நடுவுல சில விஷயங்களும் நடந்து நடந்ததுன்னா எங்களுக்குள்ள உறவுகள் இன்னைக்குமே நான் கால் பண்ணா அவுங்க பேசுவாங்க. பட் அது என்னான்னா, அது நட்ப தாண்ட ஒரு விஷயத்துக்கு போற மாரி ஒரு நெலமையில தான் இருந்தது. "இருந்திருந்தா நல்லா இருக்கும்!" அப்படிங்கிற மாரி தான் 2 பேருக்கும் ஒரு எண்ணம். அந்த காலகட்டத்துல இருந்த வேற ஒரு சூழ்நிலையினால அத வந்து ஆமா ஆமா. அது இது வ அது அந்த கடிகாரத்த தூக்கி போடவும் மனசு வரல. அத கையில கட்டிட்டு இருக்க, ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு ச வினாடியும் அதுதான் ஞாபகத்துக்கு வருது, அப்படிங்கறனால, அப்புறம் கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆச்சு. இப்பவும் அந்த கடிகாரம் வந்து பாத்தீங்க அப்டின்னா, ஒரு பாக்ஸ்ல போட்டு, பத்திரமா, எந்த வீட்டுக்கு போனாலும், எங்க போனாலும் அத போய் நான் வந்து திருத்தி, திரும்ப எடுத்து உபயோகிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட நடுவுல வந்தது. ஆனா அத பாத்தாலே நமக்கு சரி எதுக்கு? அது அது தப்பு ஆமா, ஆமா-ஆமா. நாம அதெல்லாம் வந்து குழி தோண்டி புதைச்டோம் ஆமா ஆமா. அது கஷ்டமா இருக்குங்கிறத விட <tsk> வேணாம். எதுக்கு? அத நான் வந்து தப்பாவும் சொல்லல! ரொம்ப பெருசாவும் சொல்லல! இருந்தாங்க அப்படி ஒருத்தவங்க. அந்த வ் அந்த மெமொரிஸ் மட்டுந்தானே ரொம்ப முக்கியம் அப்டின்னு சொல்ட்டு, நான் வந்து அந்த வாட்ச எங்க போனாலும் கேரி பண்ணீட்டு போவேன். எங்க அம்மா கேட்பாங்க, "என்னா இன்னும் வாச்சு இருக்கா?" அபடின்னு. "ஆ இருக்கும்மா!" அப்டின்னு சொல்லி சொ
ஆனா சூழ்நிலை வந்து உங்களுக்கு அமையலன்னு சொல்ல வர்றீங்க! புரியுது. ஆ. ஆ. சரி. அவங்களோட ஞாபகம் வரும். பழைய நினைவுகள் வரும். கொஞ்சம். மனசு கஷ்டமா இருக்கும். கண்டிப்பாங்க. ஆ, அவுங்களுக்கு வந்து இந்த வாச்ச பத்தின கத வந்து அவுங்களுக்கு தெரியுமா?
தெரியும் தெரியும். அவுங்களுக்கு தெரியும். என்னுடைய ரொம்ப ஒரு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள்னு இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லா ஒரு 2, 3 பேருக்கு சொல்லியிருக்கேன். அந்த வாச்சும் அந்த ஒரு கைக்கடிகாரம் அப்படிங்கிறது வந்து இன்னும் இருக்கு. இன்னைக்கும் என்ன்னைக்காவது ஒரு சில நாள் எடுத்து அத பாத்துட்டு, அ சும்மா லைட்டா தொ தொடச்சு வச்சுட்டு அத பேட்டரி நின்னு போச்சு. அந்த மாடல் ரொம்ப பழைய ஒரு மாடல் அது. அது இன்னைக்கு இதுலயே கெடையாது. ஆ ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல. அத நம்ம இது திரும்ப உருவாக்குறதுங்கிறது வந்து அத உருவாக்குறதுங்கதல்ல! அது ஒரு நினைவு சின்னம் மாரி வச்சுக்க வேண்டியதுதான் அப்டின்னு சொல்ட்டு முடிந்திருக்கலாம்! நல்லா முடிந்திருக்க வேண்டியது! பட் முடியல! அப்படிங்கிறப்ப வந்து அது ஒரு ரிமம்பரன்ஸ் அப்படிங்கிற மாரி சிலர் கல்லறைகள் மாரி அது ஒரு கைண்ட் ஆஃப் கல்லறைன்னு தான் நான் சொல்வன். அது ஒரு ஓரமா வச்சிருக்கன். அவ்ளோ தான்.
ஆ. ஆ. ஸ்பேர் கூட, இப்பலாம் கெடைக்காது இல்லயா? நீங்க சொல்லும்போதே வந்து அதுல வந்து எவ்ளோ கஷ்டத்த வந்து நீங்க வந்து அனுபவிச்சிருப்பீங்க, அப்டின்னு ரொம்ப நல்லாவே புரியுது. நீங்க வந்து உணர்ந்த மாதிரி அவுங்களும் உணர்ந்தாங்களா? உங்களுடைய நீங்க வாங்கி குடுத்த அந்த சேலையும் வந்து அவுங்க வந்து பொக்கிஷமா, பத்திரமா பாத்துக்கிட்டாங்களா? நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்? இப்போ அவுங்க வச்சிருக்காங்களான்னு தெரியாது! ஆனா, உங்களுக் நீங்க இருந்த வரைக்கும், நண்பர்களா இருந்த வரைக்கும் தெரியுமா? அவுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும்?
ஆமா. <laughs> ஆமா.